ம்.
அத அத பார்த்தா அது நம்ம ப நம்ம ச சனாதன தர்ம கலாச்சாரம் மாரி தான் இருந்தது. இந்தியாவின் கலாச்சாரம், பாரதத்தோட கலாச்சாரம் மாரி இருந்தது.
ம். புரியிது. கண்டிப்பா. இப்போ இந்த மாரி ஒருத்தர நீங்க சந்திச்சு, அதுக்கு அப்புறம் இப் ரொம்ப வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அந்த நினைவுல இருக்கு இல்லையா. அவர்கிட்ட நீங்க கத்துக்கிட்ட
2 இல்லங்க. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க.
ஓ! இத்தனை வருடங்கள் கழித்தும் அவர் சொன்ன அந்த விஷயங்கள் உங்களுக்கு
இரண்டாயிரத்து எட்டோ, இரண்டாயிரத்து ஒன்பதுலேயோ சந்திச்சேன்.
ஓ! அருமைங்க. அப்போ அதுக்கு அப்புறம் வந்து அந்த சந்திப்பு முடிஞ்சு அந்த பயணம் திரும்பி நீங்க வீடுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட, இப்பவும் உங்களுடைய வாழ்க்கையில அவர் சொன்ன விஷயங்கள வந்து நீங்க அந்த அந்த கத்துக்கிட்ட அந்த பாடத்த வந்து என் நீங்க உங்க நடைமுறை வாழ்க்கைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது தருணங்கள்ல வந்து அதே மாதிரி நடந்துட்டுருக்கீங்களா?

யார தொடர்ந்த பில்லு.
சமஸ்கிருதம் அவளோஸ், எனக்கு வரக்கூட வராதுங்க, இத்தனைக்கும். <chuckles> நாங்க சமஸ்கிருதம் கத்துக்க வேண்டியது, நான் கத்துக்கில. அது வேற விஷயனு வச்சுக்கோங்க. <laughs> ஆனா, அவரு அவ்வளவு ஸ்பஷ்டமா சொல்லிட்டு.
ம். <laughs> ஆ, புரியுது. <laughs>
உண்மையிலயே அந்த ஒ, தெள்ளந் தெளிவா சொல்லி, அ, அது, அப்படியே எனக்கு வந்து இப்ப கூட எனக்கு வந்து, இந்த மயிர் கூச்சேறிருதுங்க. இந்த, இந்த கூஸ் பம்ப்ஸ் னு சொல்வாங்கில்லையா. இப்ப அத, நெனச்சுப் பார்க்கும்போது கூட வருது அது.
கண்டிப்பா. கண்டிப்பா. ஆ. ப்பா, அதாவது எப்படி வந்து, பொதுவாவே வந்து ஒரு மதகுருகள்னாலுமே வந்து, அவங்க மதத்த தான் உயர்வா பேசி, அந்த மத பரப்புரை பண்ணனும், அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருப்பாங்க.
அந், அந்த மாரில்லாம் இல்லங்க. இவர் பேசுனது வந்து, மனிதம் தான் பேசினாரு.
ஆ. நிச்சயமா. அதான் நீங்க சந்திச்ச இவரு வந்து, முற்றிலுமா ஒரு வேறுபட்டு, அதுவும் நீங்க ஆச்சரியமா இருக்கு, எனக்குமே கேக்குறதுக்கு. ஒரு பகவத்கீதை வந்து பேசுறாருன்றீங்க. அப்புறம்.
பகவத்கீதை, பைபிள் எல்லாத்திலுமே. எல்லாத்தையும் படுச்சே. "எப்படி நீங்க இது படுச்சீங்கனா?", இல்லங்க நாங்க படிக்கணும்.
ம்.